ஓ! சரிங்க, சரிங்க. அப்போ என்ன ஒரு <tsk> அதனால நம்மளுக்கு உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வந்த மாதிரி ஆயிடுச்சா? ஏன்னா, நம்ம கணவர் போய் சொல்லும்போது நம்ம அப்பாவுக்குக் கஷ்டமா இருக்கும். <tsk> ஐயோ! நம்ம பொண்ண பத்தி இப்படி சொல்றாங்களேன்ட்டு, ஒரு மனவருத்தம் இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட வேற விதமாவோ, இல்லனா நீங்க நேர்ல போயிருக்கும்போது உங்கள்ட்ட எப்படியாச்சு நாசுக்கா சொல்ற மாரி அந்த மாரி எதுவும் <tsk> அ சொல்லி அவங்களோ எதிர்ப்ப தெருவிச்சிருக்காங்களா? அந்த மாரி.
அந்த மாரி நான் நெறைய தடவை சொல்லி இருக்காங்க. மேலோட்டமா. அதாவது எங்க அண்ணனுமே வந்து காதல் திருமணம் தான். நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ட்டு அந்தப் பொண்ணும் வந்து வேகமா வந்து "நானும் கல்யாணம் பண்றேன்ற." மாரி ஓடி வந்து, அ 2 மாசம் தான் வாழ்ந்துச்சுங்க. உடனே அந்தப் பொண்ணு வந்து விட்டுப் போயிருச்சு. ஆமா. அதுவும் குழந்தை எல்லாம் இருந்துச்சுங்க. எங்க அண்ணனுக்கே தெரியாது. அது கலச்சிருச்சு 5 மாசத்துலயே
ம். <smacks lips> ம். சரிங்க. ஓ! அப்படியா? ஓ! சரி, சரி. ஓ. அச்சச்சோ. ம். ஆ கஷ்டம்.
அது கம்ப்ளெயின்ட்ல்லாம் ஆமாங்க. கம்ப்ளெயின்ட் எல்லாம் குடுத்து, ரொம்ப மோச நெலைமையாயி இப்ப டிவர்ஸ்ஸே ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. அது தான் எங்க அப்பா சொல்லுவாரு. "ஒருத்தவன் உங்க அண்ணே வாழ்க்கையைப் பாத்தியா? பாத்துட்டு தான இருக்கே. அதே மாரி நீ இருக்கனும்னு நீ நெனைக்கிறியா? எதுவா இருந்தாலுமே உன் குடும்பம் நீ வந்து நீ தான் சமாளிக்கனும். இங்க அவர் வந்து என்ட்ட சொல்ற இதெல்லாம் வச்சுக்க வேணாம்னு சொல்லு. அது என்ன இப்ப அப்பா அம்மான்னு நம்ம தலையிட்டு ஆரம்பிச்சா அது பெரிய பிரச்சனை ஆயி, அது ம். விவகாரத்துல தான் முடியும்." அப்படின்ற மாரி என்கிட்டயும் சொன்னாரு. நான் முடிஞ்ச அளவு நான் குடும்ப பிரச்சனை வீட்டுல சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா ஆ.
அச்சச்சோ. அ. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. இல்லங்க, அது தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. <tsk>
அதே தான்.
என்னதான் இருந்தாலும். அவங்க அரங்கேற்ற நம்ம சொல்லும்போது அது ஒரு அம். <tsk> ஒரு வேற மாதிரி தான இருக்கும். அப்படி நம்ம வந்து காதல் திருமணம் வேற அப்படின்னு சொல்லும்போது அ நம்மளுக்கு கொஞ்சம் <tsk> ஒரு மாரி தான் இருக்கும். நம்மளே சொல்லாம நம்மளுக்குள்ள்யே வச்சு சண்டைனு வர்ற எல்லார் வீட்லயும் வரத்தான் செய்யும். அது நம்மளுக்குள்ளயே எவ்ளோதான் அடிச்சாலும், புடிச்சாலும் உக்காந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னும் போது, அது அவங்ககிட்டயே தீர்ந்துரும். இப்படி போகும்போது அது கொஞ்சம் பிரச்சனையே கொஞ்சம் பெருசாகுற மாரி இருக்கும். நல்லது உங்க அப்பா, அம்மா உங்க அப்பா, அம்மா வந்து அந்த அளவுக்கு அதுல இன்வால்வ் ஆகாம இப்படி பேசி இப்படி பேசி உங்கள்ட்ட புரிய வச்சதா இருக்கட்டும். அவங்கள கம்ப்ளெயின்ட் பண்ண வேணாம்னு சொல்றதுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா, சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. <tsk> நான் சொன்னதும் அவங்க மாப்பிள்ளே மேல கோபப்பட்டு இது பண்ணுவாங்க. "என் பொண்ணு எப்படி சொல்றீங்க?" அப்டின்ற மாரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் பொண்ணு கிட்டயே வந்து, நீ என்ன இப்படி பண்ற? அப்படி பண்றன்னு மிரட்டுறவங்களும் இருக்காங்க.
ம். ம்ஹ்ஹ்ம். கண்டிப்பா. ம். ஆமா. <laughs> ஆ.

அப்டிங்கும்போது இந்த மாரி கூலா ஹாண்ட் ஹாண்டில் பண்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அ.
ஆமாங்க. <laughs> ஆமாங்க. அப்படி தாங்க போகும். ஆனா என் கணவர் தான் ஒரு இரண்டாம் கட்டம் மாதிரி. எது வந்தாலும் இப்பயுமே இன்னும் போட்டுவுட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்னான்னே தெரியல. <chuckles> நானும் சொல்லிப் பாத்துட்டேன். கேக்கல.
<chuckles> கண்டிப் ம். ங். ஒருவேள. உங்க அப்பா பிடிக்கும்ன்றனால <tsk> அங்க சொன்னா நீங்க ஏதோ மாறுவீங்க, அந்த மாரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ம். ம்.
அததான். அதேதாங்க. கரெக்ட் நீங்க சொல்றது. ஆ. நான் ஏன் நான் ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க. அப்பதான் கேக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது நம்ம இஷ்டங்க. இதுல என்னங்க கேக்குறது? கேக்காதது? இப்ப இதுப் ஒரு வேஷ வேலை பண்றதுமே எனக்குப் பிடிக்காம தான் இருக்கும். இதப்போய் என்னமோ ஸ்கூல்ல இது ஹெட்மாஸ்டர்ட்ட போய்க் கம்ப்லைண்ட் பண்ற மாரி போய் சொன்னா, அப்பயுமே பேசி வுட்ருவேன் நானு. இந்த மாரி அ இப்படி எல்லாம் நீ கம்ப்லைண்ட் பண்ணா நா வந்து மாறிடுவேனா அப்படின்னு எல்லாம் கேப்பேன்.
புரியிது புரியிது. ம். ஆ, சரிங்க. ச ஆமா, ஆமா. ம். <chuckles> கண்டிப்பா. ம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால உங்களுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஏதாவது, அந்த அன்பு கிடைக்கலியோ? இவங்க கம்ப்லைன்ட் பண்றனாலயோ, இல்ல இந்த மாரி இப்படி சொல்றனாலயோ, நம்ம திருமணம் பண்ணி போயிட்டனாலயோ, நம்ம அப்பாவோட அ பழைய அன்பு வந்து
<laughs> அது
ரொம்ப இருந்துச்சு. இப்ப இல்ல அப்படின்ற மாரி நீங்க உணர்றீங்களா? அதாவது நான் கம்ப்லைன்ட்ன்றது வரத்தான் செய்யும். அதனால போற அன்பு கொஞ்சம் வேற. அ ஏன்னா நம்ம டெய்லி இருக்கும்போது டெய்லி அப்பா அம்மா நம்மள பாப்பாங்க, வைப்பாங்க அப்படின்னு அந்த அன்பு டெய்லி நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப திருமணம் ஆயிட்டு போயிட்டோம்னா, அது கொஞ்சம் ப பொண்ணு பெரிய அடுத்த கட்டத்துக்குப் போயிடுச்சு அப்டி ன்ற மாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அது உங்கள்ட்ட ஒழுங்கா தெ தெளிவா பேசலைன்னா, அந்த அன்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாரி உங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஒருவேளை இப்படி சொல்றனாலயோ, நாம சண்டை போடுறனாலயோ <tsk> அ அப்பாக்கு நம்ம மேல ஒரு வருத்தமோ, கோபமோ வந்து அந்த மாரி இழப்பு எதும் வந்துருக்கு அப்படின்ற மாரி நீங்க நினைச்சுருக்கீங்களா?
ஆமாங்க. ம்.

கண்டிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி, இந்த அன்புன்றது வந்து எல்லாருக்குமே வந்து அது பொதுவானது தான். அந்த ஒரு நாய்க்குட்டியா இருக்கட்டும், என்ன செல்ல பிராணிகளா இருக்கட்டும், இல்ல மனிதர்களாகளா ளா இருக்கட்டும். இல்ல கடவுளா கூட இருக்கட்டும். அது வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலயுமே வந்து அன்புன்றது வந்து நெறஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்வேன். அப்பிடி பாக்கிறப்ப, ம். அன்பு வந்து நம்ம காட்டுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியம். நம்ப காட்டுனதான் அங்க வந்து நம்மகிட்ட காட்டுவாங்க. அப்பிடி இல்லாட்டி, அந்த உறவே வந்து ஒரு அ வெறுமையான ஒரு உறவுன்னு தான் நான் சொல்றேன். அப்பிடி பாக்குற ம். அப்பிடி பாக்கிறப்ப நம்ம அப்பான்ற உறவு வந்து எனக்கு ரொம்பவே புடிக்குங்க. அ. <chuckles> என்ன தான் இருந்தாலும் அவுங்க வந்து ஆ எனக்கு வந்து <chuckles> அது என்ன சொல்றது? ஏன்னா அப்பாங்களுக்கு வந்து பொண்ணுங்கள தான் ரொம்ப புடிக்குமா? அது ஒரு தனிப்பட்ட ஒரு உறவுதான். அத அப்பிடி பாக்குறப்ப ம். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே. நான் முதல்ல வந்து எங்க அப்பகிட்ட தான் சொல்வேன். அப்பிடி இருந்துச்சு. நல்லபடியா போவோம். ஆனா அவரு வந்து வெளிகாட்டிக்க மாட்டாரு. எதாவது உடை வாங்குனா கூட எனக்கு தான் முதல்ல வாங்கி தருவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வாங் வாங்கிப்பாரு. இல்லாட்டி வாங்காம கூட விட்டுருந்த காலம் இருக்கு. செருப்புல இருந்து எல்லா விஷயங்களுமே. பாத்து, பாத்து நம்மளுக்கு பண்ணுவாரு. படிக்க வச்சதுலருந்து எல்லா விஷயங்களும். ஆனா, அவுங்க வந்து திருப்பி நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. வந்து நான் பண்ணிட்டேன். ஆ. நீ இவளோ பண்ணு அப்பிடின்ற மாரி. வேலைக்கு போனுகூட நம்மள கட்டாயப்படுத்த மாட்றாங்க. நமக்குன்னு தோணுச்சுன்னா, அததான் நம்ம பண்றமாரி இருக்கும். அதே நான் காசு குடுத்தாலும் ஒரு தடவ நான் வந்து, வேலைக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு ஊதியம் வந்து கிடைச்சிச்சு. நான் சொன்னேன் எங்க அம்மாட்ட. "நான் இத த செலவு பண்ண வேணாமா? அப்பாக்கு ஏதாவது, ஒரு மோதிரம்மாரி, ஏதாவது எடுத்து குடுப்போம்" அப்பிடின்னு சொன்னேன். அப் அப்பவே கூட்டிட்டு போய் வாங்கலான்னு பாத்தேன் எங்க அப்பா. அப்பிடியே தவிர்த்துட்டாருங்க. எனக்கு வந்து வேணாம். இது நீ உனக்கு ஏதாவது தோடுமாரி வாங்கிக்கோ. எனக்கு இது வேணவே வேணான்னு புடிவாதமா புடிச்சு நின்னாரு. நீ வாங்குனாலும் நான் போட மாட்டேன். ஏன்னா அந்த அந்த விஷயத்தலயுமே வந்து அவரு, தனக்குன்னு யோசிக்காம, நீ வாங்கி போட்டியோ! இது முதல் உன் சம்பாத்தியம். உனக்கு வாங்கி போட்டுக்க. அதான் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பிடின்றமாரி என்ன பத்தி தான் கவலப்பட்டாரே தவிர. அவரு வந்து கவலப்படுத்திக்கல. அவருக்கு ம்.
கண்டிப்பா. ம். சரிங்க. ம், ம். ஆமா கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா ம். சரிங்க. ம். சரிங்க. ஓ! சரிங் ஆமா. ம். ம். ம். சரி. ஆ. சரி. ஓ! சரிங்க. ம். புரியுது, புரியுதுங்க.
அவ்ளோ ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். நல்ல ஒரு உறவா இருக்கும், அப்பாகிட்ட ஒரு உறவு. பாக்கிறப்ப இந்த திருமணம் ஒண்ணு வந்ததுக்கப்புறம் அப்பிடியே மாறிடுச்சுங்க அந்த உறவு. ம். ஏன்னா நம்ம 24 மணி நேரமும் வந்து நம்ம அப்பாகூடயே நம்ம வீட்லயே இருப்போம். அம்மாகூட. திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரிவு வருது. பாக்கிறப்ப அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இருக்கும் பாத்தீங்களா? அப்பலாம் வந்து தாங்கவே முடிலங்க. எனக்கு அழுகையா வருது. விட்டுட்டு போறோமே அப்பிடின்ற மாதிரி. என்னோட டினானு வந்து எங்க வீட்ல வந்து ஒரு செல்லப்பிராணி இருக்கு. அதுக்கெல்லாம் புரியுதுங்க. நான் கெளம்பிருவேன் நிக்கிறேன். இதுமாரி அது கண்லேருந்து தண்ணீயா ஊத்துது. என் கால்ல புடிச்சு அப்பிடியே மேல எம்புது கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு பாவமா இருந்தது. ம். இதுக்கு கூட புரியுது அப்பிடின்ற மாரிலாம் நான் எனக்கு வந்து தோணுச்சுங்க.
கண்டிப்பா. அச்சச்சோ! ஆ. ஆமா, ஆ. ஓ! சரிங்க. ஆமா, ஆமா. ம். சரி. ஆ. புரியுது, புரியுது. ம். சரிங்க. ம். ஓ! சரிங்க. ஓ! சரிங்க.

அ கட்டாயம்ன்ற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கும். அ இருந்தாலும் நம்மளுக்கு நெறைய ஓடிட்டுருக்கும். ஒரு திருமணம்ன்றதுக்கு முன்னாடியே நெறைய நம்மளுக்கு ஓடிட்டுருக்கும். அ நம்ம கொஞ்சம் தயார் ஆயிப்போம். இருந்தாலும் அந்த கடைசி நேரம் <tsk> நம்மளுக்கு வந்து வந்து ஒரு <tsk> அன்பு போராட்டமாவே இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லலாம். அந்த நேரம் நீங்க எப்படி உணர்ந்தீங்க?
ஐயோ! அப்பலாம் ரொம்ப கடுமையா இருந்துச்சுங்க எனக்கு. ம். ஏன்னா. நம்மப் நம்ம வீட்ல நம்ம செல்ல பிள்ளையா இருப்போம். வேல எதும் செய்ய மாட்டோம். அந்த மாரி இருந்ததுட்டு இப்ப புது வீட்டு யாரு எவருன்னே தெரியாது. தெரியும் நம்ம கணவர என்ன காதல் பண்ணனால தெரியும். ஆனா உங் குடும்பங்கள்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல? யார் எப்படி இருப்பா? புதுசா அனுபவம். அந்த மாரி இருந்துச்சு. நம்மளோ வீடு மாரி அங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்க முடியாது. ஒரு சூழ்நிலையில இருப்போமா? அப்ப அது வேற ஒரு பயம் அங்கிட்டு. இங்குட்டு பிரியற ஒரு பயம். 2மே போட்டு நம்ம பெண்களோட மனநிலைய அப்படியே மாத்துது. ம். ம். அப்ப பார்த்தப்ப நான் வந்து அழுகுறேன், என்னால அழுக தாங்கவே முடியல. எங்க அண்ண அழுகுறான். எங்க அம்மா அழுகுறாங்க. எங்க அப்பா வந்து என் மூஞ்சவே பார்க்கல. திரும்பிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு இருந்தாரு. அப்பயுமே சொன்னேன். எங்க அண்ணன்ட்டயே இது மாரி சொன்னேன். அப்பாவ பார்த்துக்கடா விட்றாத. எந்த ஒரு சூழ்நிலை, உதவி இந்த மாரிலாம் பண்ணு அப்படின்ற மாரி சொன்னேன். பத்து அ அழுந்துக்கிட்டே நான் பார்த்துக்கிறேன்டி நீ போ. பத்திரமா இருந்துக்கோ! அப்டின்ற மாரி தான் அவனும் வந்து சொன்னான்.
ம். அம். ஆம். ஆம். ஆம். ம். தெரியுது, புரிது. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரிங்க. ம். சரிங்க, சரிங்க. அப்போ உங்களுக்கு நீங்க வேற வீட்டுக்கு போயி்ட்ட பிறகு உங்க அப்பாவோட அன்பு இன்னும் கூடிடுச்சா? இல்லனா, நீங்க ரொம்ப <tsk> ஃபீல் பண்றீங்க. இல்ல நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் பொண்ணுக்கு அது வந்து நம்மளுக்கு ஞாபகமா வந்துட்டே இருக்குமோ! அப்படின்ற மாரி, ஒரு ஏதாச்சும் இடைவெளி அந்த மாரி வந்துச்சா?
ம். கண்டிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி. ஒரு இடைவெளின்ற மாரி தான் இப்ப அதிகமாவே ஆயிச்சு. நான் அப்புறம் இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன நம்ப ல் எனக்கெல்லாம் என்ன யோசனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ நாள் வந்து அப்பா கையவே புடிச்சு, புடிச்சு அப்படி ஒரு மனநிலை இருந்து. இப்ப ஏதோ வேற ஒருத்தவங்ககிட்ட வந்து போன மாரி, ஏதோ தத்து குடுத்து வந்த மாரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி. ஆமா. எனக்கு அப்படிதான் நான் வந்து உணர்ந்தேன். எதோ வேற ஒ அப்போ அப்பாவோட ஆம்பள கையின்னு பார்த்தா நம்ம அப்பா கைய தான் புடிச்சுட்டு இருந்தோம். கணவர்ன்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவங்களே தான் அப்டியே ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்பான்ற ஒரு கட்டம் வந்து, இப்ப என்ன தான் நம்ம அந்த அளவு வந்து, நெறையவே மாற்றங்கள் வந்துருச்சுங்க. ஒரு அறிவுறைய கூட என்ட்ட சொல்ல வந்து அந்த அளவுக்கு தயங்கப்படுறாரு. ஏன்னா வந்து, அடுத்தோ
ம். அச்சச்சோ! ஆ. நடந்துட்டோ. ம். அச்சச்சோ! ஆ. ஆ. ஆமா, ம். சரி. ஓ! சரி, சரி. ஆ. ஆனா பேசுவாங்க.